இப்போ நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சம்பவங்கள், பெரிய மாற்றத்த உருவாக்கும் சொல்லுவாங்க பொதுவா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தது, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்த உண்டாக்கி இருக்கு அப்டின்னா, அது எப்டி நடந்தது? அது என்ன சம்பவம்? அத பத்தி சொல்றீங்களா?
கண்டிப்பா, ஸோ நான் வந்து, என்னோட பள்ளி படிப்பு முடிச்சுட்டு என்னோட பொறியியல் முடிச்சுட்டு, ஒரு நிறுவனத்தில நான் வேலை பாத்தேன். அந்த தருணம் வந்து, அங்க வேல பாத்தேன். ஒரு என்னோட, என் என் கூட வேல பாக்கறவரு ஒருத்தரு, தினமும் பாப்போம், சிரிப்போம் அவ்ளோதான். மத்தபடி பெரிய, ஒரு கருத்து வேறுபாடோ, இல்ல உறவோ, அந்த மாரிலாம் எதுவும் இல்ல, அ ஒரு நல்ல நண்பர். தூ
சரி. ம். சரி, உங்க கூடயே அவரு வந்து வேல செஞ்சாரா?
வே வேலையில இருந்தாங்க. என்னோட என்னோட குரூப் இல்ல, இன்னொரு வேற ஒரு, டீம் மேட்ச். ஒரு-ஒரு வேற ஒரு, டீம். அப்போ, எதார்த்தமா நான் வேல முடிந்த பிறகு, மாலை வீட்டுக்கு செல்வதற்கு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்போ வந்தவரு என்ன பாத்த உடனே கை காட்டி, அ "எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னோட வாகனம் வந்து பழுதாகிடுச்சு, என்ன கொஞ்சம் இந்த இடத்துல டிராப் பண்றீங்களா? நீங்க போற வழியில என்ன இறக்கி விடுங்க", அப்டின்னு கேட்டாரு. நானும், "ஓகே சார், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஒண்ணும் பிரச்சன இல்ல வாங்க", அப்டின்ட்டு கூட்டு போனேன்.
சரி, அ. சரி, புரியுது. ஆ. ம். ம். சரி. சரி. அவரு வந்து உங்க மேலாளரா? இல்ல கூட வேல செய்றவரு தான்.
மேலாளர், என்னோட ஒரு மேலாளர்.
ஓ! சரி, சரி. ஆ சொல்லுங்க.
ஆம். சோ, அப்போ அவரு வந்து ஒரு எழுத்தாளரும் கூட. அவருக்கு புத்தகம் எழுதுறது அவருக்கு ஒரு ஒரு பொழுதுபோக்கா ஆரம்பிச்சத நல்லாவே பின்பற்றி வந்துட்டிருந்தாரு. ஆனா <inhales> அப் அப்ப எனக்கு தெரியல. அப்போ சரி வண்டி பழுதாகிடுச்சு, நம்ம ஒரு உதவி தான அப்படின்னுட்டு நான் அவர இடத்துல இறக்கி விட்றப்போ, அ ரொம்ப நன்றி க ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு எதுவும் உதவி வேணும்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் இன்னும் ஒரு 1 மாசத்துல நான் வந்து இந்த வ் இந்த வேலைய இந்த நிறுவனத்துல இருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு நான் மாறுறேன். உங்களுக்கு எந்த உதவினாலும் நீங்க கேளுங்க, அப்படின்னு சொல்லி அவரோட கார்ட் ஒண்ணு குடுத்துட்டாங்க. <tsk> விசிட்டிங் கார்ட் சோ, நான் அத எதார்த்தமா நான் பாக்கெட்ல வச்சிட்டு நான் என்னோட வேலைகள நான் பின்பற்றறேன். ஆனா, இரு 1 மாதங்களுக்கப்புறம் அவரும் வேற ஒரு இதுக்கு போய்ட்டாரு. வேற ஒரு நிறுவனத்துக்கு போய்ட்டாரு. நானும் என்னோட வேலைய
ஓ! சிறப்பு. ஆ. ம். ம். ம். சரி, ஆ. சரி. ஆ. சரி. ம். ஆனா, இந்த கார்டு வந்து அவர் உங்ககிட்ட வாங்கலையா?
அவரோட கார்டு அவரோட விசிட்டிங் கார்டு எனக்கு கொடுத்தாரு. அவரோட கார்ட் அவருடைய எழுத்தாளர்ன்றதுனால அவர் ஒரு க அம்.
ஓ! அது ஓ புரியுது, புரியுது. நான் வேற ஏதோ கார்டு குடுத்தாங்கன்னு நினைச்சேன். சரி, ம்.
இல்ல, இல்ல. அவரோட எழு எழுத்தாளர்ன்ற அந்த கார்ட எனக்கு குடுத்து உனக்கு எந்த உதவினாலும் எப்பனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க. <inhales> அதுக்கப்புறம் ஒரு ஒரு 3, 4 மாதங்கள் ஆயிருச்சு. அவர் வேற நிறுவனம், நான் வே அதே நிறுவனம் அப்படின்றப்போ, <inhales> ஒரு போய்க்கிட்டு இருந்த சமயத்துல, எனக்கு ஒரு எனக்கு புஸ்தகங்கள் மேல மிக ஆர்வம். <tsk> அப்போ நான் எதார்த்தமா ஒரு புத்தக நூலகத்துக்கு போனேன். அந்த இடத்தில ஒரு புத்தகத்த நான் எடுக்கறேன். அதுல எப்பயுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அந்த புத்தகத்தோட முன்ன முன்பக்கத்த விட பின்பக்கத்த தான் நான் பார்ப்பேன். ஏன்னா, அதுல தான் கதை சுருக்கம் இருக்கும். <inhales> அப்போ அந்த கதை சுருக்கத்தைப் பார்க்கும்போது அந்த கார்ட்ல இருந்த பெயரும் அவரு அந்த புக்ல இருந்த பெயரும் ஒரே மாரி இருந்தது. <inhales> அது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு வேளை இவர் தானோ அப்படின்றதுக்காகவே நான் என்ன பண்ணினேன்
ம். சரி. ம். ம். சிறப்பு. ம். கண்டிப்பா. ஓ! சரி. இவரு தான் எழுதிருப்பாருன்னு உங்களுக்குள்ள தோண ஆரம்பிச்சது.
தோண ஆரம்பிச்சது. அப்புறம் மாலை வி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அட்டைய எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த புத்தகத்தோட எழுத்தாளர் இவரது இவரு அப்படின்னு <inhales> ஆனா ஆனா இதில இன்னொன்னு என்னன்னா, நான் எனக்கு புத்தகங்கள் மேல பயங்கர ஆர்வம் உண்டு. நான் ஒவ்வொரு மாதமும் 3 புத்தகங்கள் முறையா நான் படித்து முடிப்பேன். அப்போ <tsk> அந்த சிறு வயதிலேயே அந்த ஆர்வம் இருந்ததுனால, நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கைய பத்தினது. அப்போ எனக்கு வந்து எப்படி அத அ அணுகணும் ஒரு புத்தகங்கள் எழுத அதை எப்படி ரிலீஸ் பண்ணனும்னு எனக்கு எந்த ஒரு ஒரு பேட்டர்னும் எனக்கு தெரியல. வழிகள் தெரியாது. அப்போ
சரி. ஓ! <laughs> சிறப்பு. ஆ. சரி. ம். சிறப்பு. ஆமா. அதாவது எப்படி எழுதணும். அந்த ஃபாண்ட் எப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல இல்லையா யார்கிட்ட போய் குடுக்கணும்.
இத் அந்த ஒரு எ எதுவுமே எனக்கு தெர்ல. நான் வந்து ஒரு ஸீரோ அந்த மாதிரி இருந்தேன். அப்போ
சரி. இது உங்களோட கதைன்னா, உங்களுடைய சுயசரிதை அந்த மாதிரியா?
ஆமா, என்னோட வாழ்க்கைய பத்தி. நான் வாழ்க்கையில அனுபவிச்ச எல்லாத்தையும். அப்படி எழுதிட்டு இருந்தப்போ அவரு இவரு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே, இவரு தான அவரு. நம்ம ஏன் இவர இவர்ட பேசி கொஞ்சம் ஒரு ஒரு அறிவ வளர்த்துக்க கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்போ
சரி, ம். ம். கண்டிப்பா. இவரு கிட்ட உதவி நாடலாம்னு நினைச்சிருக்கீங்க.
கண்டிப்பா. அப்போ நான் உடனே அந்த கார்ட்ல இருந்த நம்பர்ர கால் பண்ணேன். கால் பண்ண உடனே முதல் முதல் அழைப்புல அவரு எடுக்கல. அப்புறம் இன்னொரு ஒரு அழைப்பு பண்ணேன். அப்பயும் எடுக்கல. அப்போ சரி ஓகே, அவரு கொஞ்சம் பிசி கொஞ்சம் வேலையா இருப்பாரு. நம்ம 2வது நாள், 3ம் நாள் பாத்துக்கலாம் நானும் விட்டுட்டேன். ஆனா, கரெக்ட்டா அப்படி யோசிச்சுட்டு நான் என்னோட வேலையை நான் பாக்க போறேன். அவரோட இதுல இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வருது, தொலைபேசில. அப்போ நான் எடுக்கறேன் இந்த மாதிரி "சார் நான் கார்த்திக் ஞாபகம் இருக்கா? என்னோட பேர சொல்லி நான் இன்ட்ரோ குடுத்து அவர ஞாபகப்படுத்துறேன். அன்னைக்கு நான் உங்களுக்கு உதவுனேன், எனக்கு ஞாபகம் இருக்கா? உங்கள நான் கார்ட் கொடுத்தீங்க. எனக்கு ஒரு உதவி. இதை நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இதை எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரில. அப்படின்னு தான் நான் சொன்னேன்." அவரு என்ன நினைச்சாரோ தெர்ல. "அடுத்த நாளே அவர் என்னோட வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு வீட்டுக்கு போய் ஒரு 3 மணி நேரம் என்னுடைய கதைய நான் சொல்றேன். "இதுதான் சார் நான் எழுதப் போறேன். இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? என்னெல்லாம் பண்ணக்கூடாது? எப்படி ஒரு நிறுவனத்தில அப்ளை பண்ணி பப்ளிஷ் பண்ணனும்ன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க" அப்பிடின்னு. நான் சொன்
ம். ம். ம். ம். ம். ம். சரி, ஆ. ம். ம். சரி, ம். சரி, ஆ. அ. அதாவது, உங்களுடைய சொந்த கதை, உங்க வாழ்க்கை கதையைப் பத்தி சொல்லி, இதை நான் வந்து புக்கா எழுத போறேன் அப்படின்ற மாதிரி அவர்ட்ட சொன்னீங்க. ம்.
ஆமா, "நான் எழுதிகிட்டு இருக்கேன் சார். ஆனா இத எப் முறையா கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல." அப்படின்றதுல நான் என்னோட வார்த்தைகளை நான் வைக்கிறேன். அந்த டைம்ல "அவரு, தான் எழுதிட்டு இருந்த ஒரு அவரு ஒரு எழுத்தாளர்ன்றதுனால எழுதுறது பழக்கம் அவருக்கு உண்டு, எழுதிக்கிட்டே இருக்கிறது. அவரோட வொ வொர்க்க கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு என்னோட எனக்காக தினமும் 1 மணி நேரம், 1 மணி நேரம் அ ஆன்லைன்ல எழுத ஆரம்பிச்சோம். இப்போ எழுத ஆரம்பிச்சு, அவரு எனக்கு முழுவதுமா ஒரு முழுக்க முழுக்க எனக்கு உதவி பண்ணி, இன்னைக்கு அவரோட பப்ளிஷர் லயே என்னோட புக்க சப்மிட் பண்ண வச்சிருக்காரு." இப்போ ரிலீஸ் டேட் க்காக நாங்க ரிலீசிங் தேதிக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து எனக்கு ஒண்ணு என்ன நினைச்சேன்னா, நான் ஒரு பண் ஒரு சின்ன சம்பவம் தான் பண்ணேன். நான் ஒரு சின்ன உதவி தான் பண்ணேன். அது இந்த பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒரு மூலியமா எனக்கு அந்த கார்ட எனக்கு குடுத்துட்டாங்க. அந்த கார்டயும் நான் பெருசா கவனிக்கல. ஏதோ ஒரு நூலகத்துல ஒரு புக் எடுக்கம்போது தான் தெரிஞ்சுச்சு இது அவரோடதுன்னு. அதுக்கு அப்புறம் திரும்பி அந்த கார்ட இன்னைக்கு நான் ஒரு எழுத்தாளரா என்னோட ஒரு புத்தகம் ஒண்ணு பப்ளிஷிங் ல இருக்கறத நான் ஒரு பெரிய விஷயமா, ஒரு பெரிய மாற்றமா, எனக்குள்ள நான் பார்க்கறேன்.
சரி, ஆ. சரி. கண்டிப்பா, ஆமா. ஆ. அ. சிறப்பு. அ. சிறப்பு. சிறப்பு. ம். ஆமா. ஆமா. கண்டிப்பா. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லலயா? ஏனா, எல்லாராலயும் வந்து ஒரு புத்தகம் எழுதிற முடியாது. அத பப்ளிஷ் பண்ணிடவும் முடியாது. யாரோ ஒருத்தருடைய உதவியும், ஆசீர்வாதமும் இருந்தா மட்டுந்தான், இத பண்ண முடியும். இல்லையா?
கண்டிப்பா. ஏனா, அவ அவரோட உதவி இல்லாம, எனக்கு எந்ததும் வர்ல.
அதும். ம்.
ம், முழுக்க முழுக்க அவரோட உதவி மட்டுந்தான், அந்த புஸ்த கதை. கதை மட்டுந்தா என்னோடது. அதுக்கான வடிவமைப்புன்றததுளை தாண்டி, அதுக்கான முதல் பக்க எப்டி இருக்கணும்? கடைசி பக்கோ எந்த இடத்துல புள்ளி? எல்லாமே அவருதான், எனக்கு ஊக்குவிச்சது.
சரி. ம். ம். கண்டிப்பா. ஏனா ஒரு புத்தகம் எழுதுறது, ஒரு சாதாரண விஷய இல்ல. அது எங்கருந்து ஆரம்பிக்கணும்? அதுல எப்டி சுவாரஸ்யத்த கூட்டணும், எந்த இடத்துல கொறைக்கணும். ஏன்னா, எல்லாருடைய கதையும் எல்லாருமே படிச்சிட மாட்டாங்க, இல்லையா? அதுல, ஒரு மோட்டிவேஷன் இருக்குற மாரி, ஒரு கத இருந்தாதா, புத்தகம் வாசிப்பாளர்கள் அதிகமாவாங்க. அதையும் படிக்க ஆரம்பிப்பாங்க, இல்லையா?
கண்டிப்பா. இன்னொன்னு புத்தகங்கள் வந்து நமக்கு, வாழ்க்கை பத்தின அனுபவங்கள் நெறய கொடுக்கும். அதுல நான் பெரிய நம்புறேன். ஏனா, என்னோட கதைய நான் அவர்கிட்ட அ, முன்வைக்கும்போது, அவரு சொன்ன ஒரே விஷய என்னனா, இது உன்னோட கத மட்டுமா, இந்த புத்தகம் வந்து இருக்கக்கூடாது. இது பல பேரோட, பல பேரோட வாசிப்பவர்களோட மனசுல ஆழமா பதிஞ்சு, அவங்களோட வாழ்க்கையில என்னல்லா மாத்தணும், எதெல்லாம் மாத்தக்கூடாதுன்ற ஒரு, இந்த புத்தகம் வந்து அந்த ஒரு, அ அமைப்ப கொடுக்கணுன்றதுல, அவரு ரொம்ப உறு கூர்மையா இருந்தாரு. உறுதியா இருந்தாரு. <breath>
சரி. ம். ம். ம். உறுதியா இருந்தாரு. புரியுது. உங்களுடைய அந்த புத்தகத்துல எதாவது ஒரு ச அ ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு நல்ல அனுபவம் இருந்தா, அத பத்தி சொல்றீங்களா?
கண்டிப்பா. என்னோட புத்தகத்தோட 24வது சாப்டர். அதாவது பகுதில, நான் 1 சொல்லியிருப்பேன் நம்ம எ எது நடந்தாலும், எல்லாருமே நம்மள என்ன சொல்லுவோனா, இது நடந்துருச்சே! இப்டி நடந்துருச்சே! இதனால என்னெல்லாம் நடக்க போதோ? அப்டி அதெல்லாம் யோசிக்காம, ஒரு விஷயம் நடந்துருச்சுனா, அந்த விஷயம் ஏதோ ஒரு நல்லதுக்காக நடக்குது. என் அது கெட்ட விஷயமாவே இருந்துட்டு போதே. ஒரு கெட்ட விஷயமே நடந்தா கூட, இதுவும் ஒரு நல்லதுக்குன்னு நெனைச்சாலே, நம்ம வாழ்க்க நல்லாவே இல்லனாலுமே, அப்டி நம்ம மனசார நினைக்கும் போது, அது இன்னும் அந்த வாழ்க்கைய அழகுபடுத்ததா ஏதோ 1 நடக்கும். அத நான் முழுமையா நம்புறேன். அத என்னோட 24வது பகுதியில, நான் மிக, அ ரொம்ப டீட்டெயில் டா, நான் அத எழுதியிருப்பேன். அதுல, அத என்னோட நண்பர், என்னோட குரு. அவரே வந்து எனக்கு சொன்னாரு. நீ இந்த, இந்த 24வது பக்கம் ஒவ்வொரு வாசிப்பவர்களோட வாழ்க்கையில, கண்டிப்பா அது ஒரு, ஒரு ஆழத்த உண்டாக்கும். அது நெறய பேரோட வாழ்க்கைய, இரு, இரு பக்கமும். ஒரு, ஒரு, ஒரு ஒரு மனுஷனோட வாழ்க்க 2 பக்கம் இருக்கும். அதுல 2 பக்கத்தையும் சுட்டிக்காட்டுன்றத ஆழமா, அவரு சொன்னார்.
சரி. ம். ம். ஆமா. ம். கண்டிப்பா. சிறப்பு. ம். ஆமா. கண்டிப்பா. சிறப்பா சொல்லியிருக்கீங்க அதோட கருத்து. என்னன்னா நமக்கு ஒண்ணு கெடைக்கல அப்டினா அது ஒரு காரணத்துக்காக தான் கெடைக்கல. நமக்கு ஒண்ணு கெடைக்குதுன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்டின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் படிக்கிறவங்க. இது உண்மதான் நமக்கு கெடைக்கலனா நமக்கு அதுக்கு தகுதி இல்லன்னு இல்ல. அது நமக்கு ஏத்த ஒரு விஷயம் இல்ல. அப்டின்னு தான் நம்ப அத எடுத்துக்கணும் அது தோல்வியா இருக்கட்டும், வெற்றியா இருக்கட்டும் எந்த ஒரு பொருளா கூட இருக்கட்டுமே.
கண்டிப்பா.
கண்டிப்பா.
கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. இத நான் வந்து இன்னுமும் நான் வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்த நான் நம்பிட்டே தான் இருக்கேன். <inhales> அ ஒரு விஷயம், ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்டின்னா அந்த விஷயம் என்னைக்காவது 1 நாள் நல்ல விஷயமா மாறும். அது மாறாதுன்றதுல்லாம் இல்ல. அது நம்மளோட யோசனைகள் தான் இருக்கு. அந்த விஷயத்த நீங்க கெட்ட விஷயன் நெனைச்சா அது கெட்ட விஷயமா தான் போகும். அது உங்களுக்கு கெட்டத தான் உருவாக்கும். இதே ஒண்ணு இல்ல இந்த கெட்ட விஷயமும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும் தானு உங்க மைண்ட் சொல்றப்போ அது வந்து 1 நல்ல விஷயமா மாறாம பல நல்ல விஷயங்களா மாறும். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கோணத்திலும் உங்களுக்கு மாறும்.
ம். ம். கண்டிப்பா. கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண ஒரு சின்ன உதவி, ஒருத்தருக்கு செஞ்ச ஒரு சின்ன உதவி, அது உங்களுக்கு திரும்ப வந்து எந்த அளவுக்கு பெரிய மாற்றத்த உண்டு பண்ணியிருக்கு அப்பிடின்ட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா, ஒரு புத்தகம் ஒரு சாதாரண மனிதன் யாரோட உதவியும் இல்லாம எழுத முடியாது. அதுவும் நீங்க வந்து ஒரு அனுபவம் இல்ல, ஒரு புத்தகம் வாசிக்கிற ஒரு பழக்கம் மட்டும் இருக்கு. அத நம்பி நீங்க வந்து இந்த மாரி இறங்கி, நீங்க ஆரம்பிச்சதுக்கு ஒரு ஊக்கமா இருந்து அவரு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து, அதுவும் அவரு உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் தினமும் செலவு பண்ணுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல இல்லயா ஏனா, ம் சொல்லுங்க.
அத் அந்த மாதிரி மனிதர்கள் ரொம்ப கஷ்டம் தான் நம்ம பாக்குற வாழ்க்கையில நம்ம பாக்குறது.
ஆமா. ஏன்னா அவரு, அவருக்குன்னு ஒரு சொந்த வேலை இருக்கு. அவருக்குன்னு அந்த ஒரு மணி நேரத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அத உங்களுக்காக ஒதுக்கியிருக்காருன்னா, அப்ப அவரு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காரு. நீங்கள் அவருக்கு எவ்ளோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்கீங்கன்றது ரொம்ப அழகா தெரியிது. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நடந்த இந்த சம்பவத்த பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுலேருந்து எனக்கும் தோணுது, யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன உதவின்னு கேட்டா முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் பண்ணணும். அது திரும்ப வருதோ! வரலயோ! அந்த பிரதிபலன் எதிர்பாராம பண்ணும்பொழுது, அவங்க சைட்லருந்து வரலனாலும், ஏதோ ஒரு வகையில வந்து இந்த இயற்கை நம்மள ஆசீர்வாதம் பண்ணும் நான் நம்புறேன். உங்கக்கிட்ட பேசுன அந்த மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் பேசுவோம். நன்றி.